10 எக்ஸாம், பத்தாப் எக்ஸாம் எங்களுக்கு நெருங்கிட்டு இருக்கு பொதுத்தேர்வு. ஆ அவர் அவர் வந்து எங்களுக்கு சொல்றார். ஆமா. காமன் காமன் எக்ஸாம் நெருங்கிகிட்டு இருக்கு. அவர் வந்து வர்றாரு. எங்களுக்கு சொல்றார். இன்னும் 40 நாள் இருக்கு உங்களுக்கு. எல்லாம் ஒரு ஒரு நிசப்தமா இருக்காங்க. எல்லாரும் 40 நாள் இருக்கு எக்ஸாம்க்கு, அதிகமா இல்ல.
பப்ளிக் எக்ஸாம். ஐயோ அவ்வளவு தான் <chuckles> அவ்வளவு நாள் தான் இருக்கா? அந்த மாரி.
ஆமா, 40 நாள் இருக்கு எக்ஸாம். அ உங்களுக்கு அதிகமா இல்ல. இந்த 40 நாள்ல நீங்க நல்லா படிச்சீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 40 நாள்ல படிச்சீங்கனா, அடுத்து வர்ற 40 வருஷங்கள் நீங்க கஷ்டப்படத் தேவையில்ல. ஆனா, இந்த 40 நாட்கள் நீங்க ரொம்ப ஜாலியா, நல்ல மகிழ்ச்சியா நேரத்த வீணடிச்சீங்கன்னா, அடுத்து வர 40 வருஷகள் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்டின்டாரு அவரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப இதுவாயிருச்சு.
நிம்மதியா இருக்கலாம். அத நான் ரொம்ப ஒத்துப்பேன். என எனக்கு நான் அப்பப்போ அதான் நினச்சுப்பேன். நம்ம வந்து இங்க வாஸ்ட் பண்ற டைமில வேறு யாரோ ஒருத்தவங்க இங்கே படிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம். இன்னும் சேர்த்தி படிக்கணும்ல. அந்த மாதிரி தான் நானும் <chuckles> எப்பயுமே வந்து நினப்பேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா. எங்களுக்கு அந்த ஆசிரியரோட ஆசிரியர் குடுத்த ஊக்கம், அவர் குடுத்த ஞானமல்லாம் எந்த அளவுக்கு தெரியுங்களா? 10 முடிச்சிட்டு நாங்க 11 ஆம் வகுப்பு போறோம் நாங்க. அவருக்கு வந்து பள்ளிக்கூடத்திற்கும் அவருக்கும் கொஞ்சம் ஒத்து போகல. அதனால வேலையை விட்டு நின்னுட்டாரு. நாங்க சொன்னோம், "நாங்க இங்கே படிக்கணும்னா, எங்களுக்கு அந்த ஆசிரியர் வந்தா தான் நாங்க படிப்போம். இல்ல நாங்க படிக்க மாட்டோம்."
ம். ஓ. அப்புறம் பள்ளிக்கூடம் திருப்பி அவங்கள கூப்ட்டாங்களா?
நாங்க போய் கூட்டி வந்தோம். <chuckles> பள்ளிக்கூடம் எப்டி கூப்பிடுவாங்க. நாங்க போய் கூட்டு வந்தோம். எங்களுக்கு இவரு தான் வேணும்.
<chuckles> இல்ல. உங்களோட கோரிக்கையை நிறைவேத்திட்டாங்களா அந்த <chuckles> மாதிரி கேக்குறேன்.
ஆமா நாங்க நிறைவேத்திட்டாங்கங்கிறத விட நாங்க வீட்டுக்கு அவர் வீட்டுக்கே போயிட்டோம். அவரு அவர் வீடு எங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அவர் வீட்டுக்கே போயிட்டோம். ரொம்ப மன உளைச்சலில் இருந்தார் அவரு. அது ஒரு பள்ளியில் பள்ளியின் நிர்வாத்தோடு நடக்கிற ஒரு சில அரசியல் காட்டம் அது. அதனால, அவரு கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சலா இருந்தாரு. அவர் எங்களுக்காக வாங்க சார் அப்டின்னு சொல்லிட்டு நாங்க கூட்டு வந்துட்டோம் அவர. பிளஸ் 1, பிளஸ் 2ல நாங்க வந்து கண்டிப்பா வந்தாரு. என்னமோ
ம். ஆமா. வண்டாரு உங்களுக்காக. பரவால்ல ரொம்ப அவருடைய பிள்ளைகளுக்கா அவர் எல்லாமே வந்து செய்ஞ்சிருக்காருள்ல.
2001ஆம் ஆண்டில இருந்து 2003ஆம் ஆண்டு வரை நான் அவரோட படிச்சவன். இப்பது வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு, 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னமும் அவர் அவர் வந்து என்னோட போன் நம்பர் வச்சிட்டு இருக்கிறாரு. நான் அவரோட போன் நம்பர் வைச்சிட்டு இருக்கேன். அவருக்கு என் பெயர் சொன்னா தெரியும். அவருடைய அவர் வந்து அவருடைய வாய்ஸ் 1000 பேர் இருந்தாலும் அவருடைய வாய்ஸ் எனக்கு தனியா வந்து எனக்கு நல்லா கனீர்னு கேட்கும். அவ்வளவு நல்ல மனுஷன், நல்ல ஃபிரெண்ட் அவரு.
ம். ஆமா ஓ. ம். அவ்வளவு ஒரு ஸ்பெஷல ஆன ஒரு ஆசிரியரா இருக்காரு. இருந்திருக்காரு இருக்கிறாரு.
ஆமா எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பா ஆமா ஒரு அந்த மாரி ஆட்கள் வந்து அரிது கிடைக்கிறது ரொம்ப அரிது.

கண்டிப்பா. இது, இது எனக்கு மட்டும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து இந்த இது இந்த பயிற்சி எடுத்தாரு அவரு. யார் யாருக்கெல்லாம் வந்து கையெழுத்து கொஞ்சம் அழகா இல்லயோ! எல்லாரையும் கூப்பிட்டாரு. இதில நான் வந்து 80 மதிப்பெண் எடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நானும் வந்து போனேன். எனக்கு கையெழுத்து எனக்கே பிடிக்காது. ஆ போனேன் எ இந்த வகுப்பில 1 மார்க், 1 மதிப்பெண் ஒரு பொண்ணு எடுப்பா! அந்த பொண்ணுக்கும் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவளும் வந்தா! அவ ஹேண்ட் ரைட்டிங் டிரான்சிஷன் பார்க்கணுமே அந்த அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எழுதுவாங்க பார்த்தீங்களா? மியூசிக்கல் நோட்ஸ் பார்த்திருக்கிறீங்களா? அந்த மியூசிக்கல் நோட்ஸ் எப்பிடி இருக்குமோ! அந்த அளவுக்கு அழகா மாறிருச்சு. ஏய்! நல் பரவாயில்லயே! நல்ல மாற்றம் வந்துருச்சே! உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்ல அப்பிடின்னு சொல்லிட்டு அவரு சார் சொன்னாரு. எனக்கும் அவளுக்கும்
அதான். ஆமா. அ ரொம்ப நல்லா மாத்திட்டாரு. ஆமா. ஆ தெரியும், தெரியும். எனக்கு வந்து என்னை எப்பிடியாவது உங்க ஆசிரியர்க்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடுங்க. என்னால முடியல என்ன வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அ
<laughs> கண்டிப்பா, அது இல்ல. அது மத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணனுங்கிறதுக்காக நம்ம மாற்றிக் கொள்ளத் தேவையே இல்லை. நமக்கு நம்மளோட விஷயங்கள் நமக்கு திருப்திகரமா இருந்தாலே போதும். நம்ம வாழ்க்கையில் நம்ம சென்றடைய வேண்டிய பாதைகள் கண்டிப்பா ஆ ஆமா. அதுக்கு என்ன பண்ணணுனா, ஒரு டிசிப்ளின் மட்டும் ஃபாலோப் பண்ணுங்க அவ்வளவுதான். என்னன்னா முன்னாடி எனக்கு எப்பிடி இருந்துச்சுன்னா இப்ப கோடு போடாத நோட்ல என்னால வந்து நேரா எழுத முடியாது. கீழ போகும், மேல போகும். அவரு என்ன சொன்னாரு, கண்ணா! ஒரு நோட்ல கோடு போட்ட நோடு, நோ நோட் எடுத்துக்கோ, பேப்பர் கிழிச்சிட்டு மேற்கொண்டு மேல நல்லா கோடு போட்டுக்கோ, அத வந்து பேப்பர்க்கு பின்னாடி வச்சு, அது மேலே எழுது. லைன் தெரியும். அந்த லைன் மேலே எழுதுவ கண்ணா! அதுக்கு அப்புறம் ஒரு, ஒரு வாரம் கழிச்சி, ஆமா. இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நமக்கு வராது. ஏன்னா, நம்ம அந்த, இது அந்த பருவத்த தாண்டி போகலயே! நம்ம பயிற்சி எடுத்துக்கலயே! ஏன்னா இவுங்க எல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டவுங்க இல்லயா! ம மக்கள் வந்து இவுங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, பண்ணி வந்து நமக்கு இதெல்லாம் வந்து ஒர்க்அவுட் ஆகும் அப்பிடின்னு சொல்லி, இதவிட இன்னும் ரொம்ப அருமையான அட்வைஸ் பண்ணாரு எங்களுக்கு. 10 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. ஒரு 40 நாள் இருக்கு.
எனக்கும் ஆசையா இருக்குங்க. அழகா எழுதணும் அப்டின்னு. ஆமா. ஆமா. ஆ. இல்ல. ஒரு டிரேசிங் மாரி பண்ண சொல்லியிருக்காரு. ஆமா. ஆமா. என்ன பண்ணாரு?